அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம்ன்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு பக்கம் பெருமையா இருந்தப்ப நம்ம அப்பிடி என்ன பண்ணீட்டோம்? <tsk> இவ்வளவு அன்ப நமக்கு வந்து குடுக்குறாங்களேங்கம் போது எல்லாருக்
நிச்சயமா. <inhales> இல்ல, இல்ல. இந்த விஷயத்தில நான் ஒன்னேயொன்னு சொல்றேன். நீங்க குடுத்தது சின்னதா இருந்தாலும் அந்த விஷயம் அது ஒரு விதையா போட்டாலும் அந்த அன்பு, இன்னக்கி விருட்சமா அந்த பசங்க மனசுல வளந்தனாலதான் தான் உங்ககிட்ட வந்து இந்த அளவுக்கு கேட்டுருக்காங்க. இவ்ளோ வருஷம் தாண்டி வந்து பேசுறாங்கன்னா, நீங்க ஏதோ அவுங்க எதிர்பார்த்த விட அதிகமா அவுங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ குடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ம் <chuckles> இதுல ஆ.
கண்டி கண்டிப்பா கண்டி அ நன்றிங்க. ரொம்ப நன்றி. அந்த மாதிரி அந்த பயணம் வந்து இப்பவும் தொடருது. அதுக்கப்புறம் அவுங்களுடைய அந்த திருமணங்களுக்கெல்லாம் நான் என்னோட குடும்பத்தோட கொழந்தைய அழச்சுட்டு போறது. அதுக்கு
ஓ! சரி சரி.
செயலின்னு ஒன்னு வந்ததுக்குப்புறம் வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. அவுங்க கூட அந்த நம்ம கான்டாக்ட்ல அவுங்க இப்ப யார் யாரு, என்னென்னா பண்றாங்கன்னு, சொல்லிட்டு அது ரொம்ப இப்ப சமீபத்தில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னோட தங்கை வந்து சொன்னா. ஒரு ஸ்டூடண்ட்டோட பேர சொல்லிட்டு அவன் உன்னோட ஸ்டூடண்டா?" அப்பிடின்னு கேட்டாங்க. ஏன்ம்மா என்னான்னு இல்ல நான் வந்து அவுங்க ஒரு ம் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காங்க அதில இருந்தாங்க "இல்ல நீங்க வந்து, மிஸ்ஸோட மேக்ஸ் மிஸ்ஸோட தங்கச்சி தானே?" அப்பிடின்னு வந்து கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோன்னே, ரொம்ப நேரம் பேசுறாங்க. கடையில வேற நெறையா பேர் இருக்காங்க. அவன் பாட்டுக்கு பேசுறான். அக்கா நீங்க எப்பிடி இருக்கீங்க? மிஸ் எப்பிடி இருக்காங்க? எங்க இருக்காங்க? எங்களல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா! கண்டிப்பா மிஸ்ஸ கேட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு அட்ரெஸ் குடுங்க. வீ" அதாவது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான் <laughs>
ஆமா. ம், ம். ஆ, ஆ. <laughs> ஆ. ஓ! <laughs> ஆ, அ, <laughs> ஆமா. அதான், உங்க மேல இருக்க அதான் உங்க மேல இருக்க ஆர்வத்தல வந்து, உங்களுடைய உடன் பிறப்பு தெரிஞ்சோன்ன, அவுங்ககிட்டேயே அந்த ஆர்வத்த காமிச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப நல்லா ம், ம்.
ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தோன்னே சொல்றா. "யாரு அந்த பையன்? ரொம்ப நேரம் பேசுறாங்க? இதான் கேட்டுட்டே இருந்தான். சரி வீட்டுக்கு வாடா! இங்க தான் இருக்குன்னு சொன்னேன்" "கண்டிப்பா இன்னியொரு நாள் வரேன், அப்பிடின்ட்டு போயிருக்கான்" அப்பிடின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எனக்கு அ அதெல்லாமே ரொம்ப மகிழ்வா இருக்கு. நமக்கு மரியாதை அப்பிடிங்கிறது, நம்ம நடந்துக்கிற விதத்தில தானே. நம்ம வந்து
ஓஹோ! <laughs> ஆ. ம், ம். ஓ! ஆ, ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா.
எப்பிடி நடந்துக்கிட்டோமோ, அது வந்து நமக்கு பல மடங்கா திரும்பி வரும்பொழுது, அது ரொம் நல்லாரு <laughs>
கட்டாயமா! ம், ம். நிச்சயமா. அதாவது ஒரு பயணத்தில எதிர்பாராத மரியாதையான மனிதன்னு சொன்னோம். ஆனா பாத்தீங்கன்னா, அந்த பயணத்தில வ அ தாண்டி நீங்க போற எடத்திலயும் ஒரு மனிதர எதிர்பாராம பாத்துருக்கீங்க. அவுங்க வந்து லைஃப் லாங்கா இப்போ வந்துட்டே இருக்காங்கன்றது, ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் மாணவர்கள்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு அவுங்கள வந்து எல்லாரயும் வழி நடத்திருக்கீங்க. எதிர்காலத்த பத்தி புரிய வச்சு. ரொம்ப மகிழ்ச்சிம்மா, ரொம்ப நேரம் உரையாடுறதுக்கு. நன்றி.
கண்டிப் கண்டிப்பா. நன்றிங்க.